கண்டிப்பாங்க. அது ரொம்ப வந்து பொருந்தும். அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு நா கவனிச்சேங்க. ஏனா ஒரு நாள் நைட் என்னாச்சு, நா வந்து ஒர்க் முடிச்சுட்டு போறதுக்கு நைட் ஒன்பது மணிக்கு சந்தைக்கு போனேன். அப்ப பார்த்திங்கன்னா, எல்லாரும் கடைய காலி பண்ற டைம்ல 30 ரூவாய் 20 ரூவாய்க்கு குடுத்துட்டு இருந்த கூறலாம், வெறும் 10 ரூவாய்க்கு குடுக்க ஆரம்பிச்சாங்க. "ஓ அப்பதான் தெரியும். ஓ கட மூடுற நேரத்துல நம்ம போனா இன்னுமே கம்மியா வாங்கலாம் போல." ஏன்னா, இப்ப லாஸ்ட் டைம் அப்படிதான் போயிருந்தேன். மொளகால்லாம் 20 ரூவாய்க்கு வாங்ற கூர்றலாம் வெறும் 10 ரூவாய்க்கு அவ்ளோ தந்தாங்க. வீட்ல வாங்கிட்டு வந்தோன்னே, எங்க வீட்லயும் ஆச்சரியம். "இவ்ளோ பாவக்காய் இவ்ளோ மொளகால்லாம் பத்து ருவாய்க்குதான் தந்தாங்களா பரவாயில்லயே! அப்ப இனிமேல் டெய்லி 9 மணிக்கே நீ போ." அப்டின்ற மாரி சொன்னாங்க.
ம். ம். ஆமாங்க. <chuckles> ம். <snorts> <snorts> "பாத்திங்களா, ட்ரிக்கு. ஆ இதேதாங்க எங்க எங்கம்மாவும் இதே ட்ரீக்கு தா பயன்படுத்துவாங்க." அது பழங்கள் கூட அப்படி தான் விக்கிறாங்க, காய்கறியும் ரொம்ப அப்டியே கூர்லயு அள்ளி போடுவாங்க. "கடைசி நேரத்துல ஏனா காலி பண்ண போறோம்" அப்படின்ட்டு. அது அது அதுக்காகவே ஒரு கும்பல் வரும், அந்த நேரத்துக்கு கூட. <snorts>
ஆமாங்க. ஆமாங்க. அதுவும் இப்போலாம் எங்க ஊர்ல பார்த்திங்கன்னா, சந்தையில ஃபுல்லா இந்த வட இந்தியர்கள் தாங்க. வந்து அதுவும் எல்லோருமே அந்த மூட்ட, மூட்டையா என்ன எடுப்பாங்க தெரியுங்களா? அ உருளைக்கிழங்கு எடுத்துப்பாங்கே
ஆமாங்க உருளைக்கிழங்கு, வெங்காயம்.
ஆமா அது எப்டிதான் அவ்ளோ உருளைக்கிழங்கு சாப்பிட்டு, நமக்கெல்லாம் ஒரு கொஞ்ச நாள் 2, 3 நாள் உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலே, கேஸ் ட்ரபிள் வந்துரும், அடச்சுக்கும் சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும். அவங்களா திங்குறானுக.
<laughs> ஆமா. அவங்களலாம் அப்படி கெடையாதுங்க. ரொட்டி ரொட்டி அதுக்கான அந்த ஒரு சைட் டிஷ் னு ஏதோ சப்ஜி ன்னு சொல்லுவாங்க. அதுதான் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி வளர்றாங்க. நல்ல ஆரோக்கியமாகவும் இருந்துட்டு, நம்ம நம்மளோட வேலைகளையும் சேர்த்து இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து.
அதா உண்ம. அது போக வேற சொரக்காய் இந்த மாரி விஷயங்களுமே வாங்குறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஊர்ல வந்துட்டு சரி வாங்குறது நல்ல விஷயம்தான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நெறைய பேர் சந்தைக்கு வந்தாங்க நெறைய பேர் பார்த்தேன் ஃபேமிலி, ஃபேமிலியா. இதுக்கும் குடும்ப குட்டி ஒய்ஃப்லா கூட்டிட்டு வராங்க "எங்கேடா இருக்கீங்க நீங்கள்லாம்?"அப்டின்ற மாதிரி இருந்துச்சு.
<snorts> ஆமாமா. ம். ம். <snorts> அது ஒரு சுற்றுலா தளம் மாதிரியே இருக்கும். அந்த வாரம், வாரம். உங்களிதுல வாரம், வாரம் தானே நடக்கும்.
<laughs> இல்லங்க நானே பீகாருக்குள்ள இருக்கறேனா? இல்ல தமிழ்நாட்டில இருக்கறேனானு எனக்கே டவுட் ஆகிருச்சு. "எங்க ஊரில அவ்ளோ பேர் இருக்கிறார்களா?" அப்டிங்கற மாரி.
<laughs> ஓ! அந்த அளவுக்கு. ம். இப்ப ஏதாவது ஒரு அசம்பாவிதம்லாம் நீங்க எதுவும் பார்த்துருக்கீங்களா, அந்த சந்தையில? எதுவும் இது சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி.
அப்புறங்க. அசம்பாவிதம்னு ஒன்னும் பார்த்தது இல்லைங்க. ஆனா இந்த காய்கறி விற்கற லேடீஸ்ஸும் வாங்கற லேடீஸும் அடிச்சுப்பாங்க பாருங்க செம்மையா இருக்கும். "நீ எதுக்கு அத அமுத்தி பார்த்த? நீ எதுக்கு இத தொட்ட? அப்டி எடுத்துட்டு போக மாட்டியோ அது, இதுன்னு." ஏனா வாங்குறவங்க அவங்க காசு தான்ன்னு பாப்பாங்க. ஒரு சிலர் விக்கிறவங்க ரொம்பவே இந்த மாதிரி ரூடா இருக்கும்போது, அது நமக்குமே கடுப்பாகும்தான் ஏனா தொட்டாச்சி பாக்கணும் இல்லைங்களா?
<laughs> ஆமா. கண்டிப்பா வாங்குவோன்னு தோணவே தோணாது.